ஓஹோ! அதாவது ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு வரஞ்சிட்டு அதில பண்ணுவாங்களா! அது இல்லயா?
ம். ஆமா, ஆமா. அதே தான், அதே தான். அது 3 அ புலி 12 ஆடுகள வச்சு விளையாடுவாங்க. தாவி, தாவி வெட்டணும் அது. அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா! இது இல்லாம சினிமாலாம் கூட நீங்க பார்க்கலாம்ன்னு சொல்லி அந்த பையன் உறவினர் பையன் தான் சொன்னான். OTTல வருன்னு. அப்போ அ வந்து நான் ஒரு படம் வந்தது "ஜெய்பீம்" ன்னு நான் கூட சொன்னேன். ரொம்ப சோகமா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கடா! எனக்கு வேணாம் நான் பார்க்க மாட்டேன்னே! <chuckles>
சரி, சரி, சரி. ஆ. ஓஹோ! ஓகே. சரி. ம். ஓஹோ! ஆ.
ஆ. அப்புறம் அவன் சொன்னான் "நீ சோகத்துக்காக யோசிக்காத! நீ வந்து இதில நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீ பாரு" அப்பிடின்னான். அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு OTTல தான் அந்த படம் வந்து ரிலீஸ்ம் பண்ணாங்க. நான் அதில தான் பார்க்கவும் செஞ்சேன்.
சரி. ஆமா. ஏன்னா, அந்த பேண்டமிக் அந்த கொரோனா காலத்தில தான் அது வெளிவந்துச்சு இல்லேங்களா.
அ. ம். ஆமா, ஆமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கர்நாடக இசை கச்சேரிகள்லாம் பார்க்கிறதுனா ரொம்ப புடிக்கும். எப்பயாவது டிக்கெட் கிடைச்சா நேர போய் நாங்க பார்ப்போம். ஆ இந்த அகாடமி.
ஓ! பரவாயில்லயே! நல்ல ஒரு இசை ரசிகையா <snorts> இருந்திருக்கிறீங்க.
ஆமா. இந்த மியூசிக் அகாடமி அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு அகாடமிலலாம் நடக்கும். அந்த வருஷம் வந்து கொரோனா காலகட்டத்தில என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவுங்க எல்லாரும் சேர்ந்து ஆன்லைன்ல நடத்தினாங்க அத Zoomல.
ஓஹோ! அ கச்சேரியேவா?
ஆ கச்சேரியே நடத்துனாங்க. எல்லாம் வந்து இந்த Smuleன்னு ஒரு செயலி இருக்கும்ல. அது மாதிரியே இவுங்க பண்ணாங்க. நியூல்ங்கிறது அது வேறு விஷயம். இது வந்து கர்நாடக இசைக்கலைஞர்கள் வந்து சங்கமம்ங்கிற மாதிரி போட்டு, ஒரு 5, 6 பேர் ஒரே Zoom மீட்டிங்ல வந்து படுனாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அந்த வருஷம்.
ஆமா, ஆமா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அ ஆஹா! ஆமா. ம்.